கண்டிப்பா நான் அந்த நேரத்தில என்ன பண்ணுவேன்னா, அ ஃபோன் எடுத்துருவேன். ஃபோன் எடுத்து ஏதாவது சாங் போட்டு விட்டுருவேன். ச ரொம்ப மெலோடிஸ் சாங்கா போட்டுவிட்டு நான் பாட்டுக்கு பக்கத்தில உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா, பாட்டு ஒரு பக்கம் ஒரு காதில போகும். இன்னொரு பக்கம் அப்பிடியே மைண்ட் ஃபுல்லா வந்து <tsk> அ இந்த வேல இருக்கே நாளைக்கு போனோதும் ஆஃபீஸ்ல இந்த வேலை இருக்கு, இந்த வேலய இப்பிடி முடிச்சுட்டு வந்தோமே! என்ன பண்ணுறதுன்னு தெரியலயே! அதே தான் ஓடிட்டு இருக்கும் நீங்க சொன்னமாரி. <tsk> வேற திங்கிங் இருக்காது. நம்ப வீட்ல எல்லா வேலையும் முடிச்சாலுமே, அந்த ஒரு திங்கிங் இருக்காது. ஆனா, ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ம் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, எதையாச்சு, அ பேசி்ட்டே எதாச்சு என்ன எதாச்சு வேலை சொல்லிக்கிட்டு அந்தமாரி எதாச்சு துருதுருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா! அதனால அவுங்களுக்கு என்ன பதில், கேள்வி கே ஏனா அவுங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் கொஞ்ச நேரம் சைலன்ட்டா இருந்தா, ஏதோ திங்க் பண்றேன் அப்பிடின்றமாரி அவுங்களுக்கு தெரிஞ்சிரும். இல்லன்னா, நான் வாய மூட மாட்டேன். நான் லொட லொடன்னு அவர்கள்ட்ட பேசிகிட்டே இருப்பேன் அவுங்க என்ட்ட மறுபடியும் பேசிக்கிட்டே இருப்பாங்களா! அப்பிடி இருக்கிற நம்ப திடீர்னு சைலன்ட்டா ஆயிட்டா கண்டுபுடிச்சிட்லாம். அவுங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடுவோம். இருக்கும்போது அ எங்கள நாங்களே எங்கேஜா வச்சிட்டு ஏதாச்சு பண்ணிட்டு இருப்போம், வீட்ல இந்த, இந்த இது வாங்கினோம்ல. இதுக்கு என்ன பணலாம். என்னக்கி போய் வெளிய போலாம். அ இந்த பிளான் என்னக்கி நம்ப பண்ணி வச்சிருக்கோம்! அப்பிடின்றமாரி நாங்க வேற எதையாச்சு பத்தி பேசி அந்தமாரி மாத்தி, மாத்
ஓஹோ! கண்டிப்பா. ம்ஹ்ம். ம்ஹ்ம். <chuckles> ம்ஹ்ம், ம். ஓ! அப்பிடி இருந்து கொஞ்சம் இதுலேருந்து வெளியே வருவீங்க இல்லயா!
ஆ ஏன்னா எப்பிடி இருந்தாலும் அந்த வேல நம்மளுக்கு நாளைக்கு போய் நம்ம தான் பார்க்கணும். நம்ப நைட் ஃபுல்லா யோசிக்கிறனால அந்த வேலைய வந்து வேற யாரும் பார்த்துற மாட்டாங்க. இல்ல நம்ப யோசிக்கும்போதே அந்த வேல நடந்துராது. அதனால, அ என்ன எப்பிடி இருந்தாலும் அந்த அ வேலை நமளுக்கான ஒதுக் ஒதுக்கப்பட்ட வேலை. அத நம்ம தான் போய் செஞ்சே ஆகணும். கட்டாயமா நம்ப தான் செஞ்சு ஆகணுன்ட்றபோது, அத சும்மா திங்க் பண்ணிட்டு இருக்கது, அது வேஸ்ட் ஆஃப் டைம்ன்றது எனக்கு ஒரு வாட்டி புரிஞ்சிருச்சு. அதிலருந்து நான் அந்த அளவுக்கு அத அதுவந்து பெருசா எடுத்துக்கிறதில்லை. ஆஃபீஸ் விட்டு வரும்போதே ஜாலியா வருவேன். அப்பா! இனிமேட்டு இது என்னோட நேரம்டா! அப்பிடின்றமாரி அந்த 6:00 மணிக்கு மேலே ந் நான் நானா இருக்கமாட்டேன் அப்பிடின்றமாரி வெளிய வந்து ஜாலியா ஆயிடுவேங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஓஹோ! <chuckles> ம், ம்ஹ்ம். அருமை.
அதோட மறுநாள் காலையில 9:00 மணி ஆஃபீஸுக்கும் ஆஃபீஸ்குள்ளே போற வரைக்கும் நான் ஃப்ரீ பேட் மாரி சுத்திட்டு இருப்பேன். அந்த ஆஃபீஸ் போன பிறகு தான் அப்பிடியே நம்மளும் போய் டெரரா மூஞ்சிய வச்சிருக்கிறமாரி வேல செய்றமாரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு, வேலைய ஆரம்பிச்சிற வேண்டியது. அப்புறம் அந்த 6:00 மணி கரெக்ட்டா அந்த மணி அடிக்கும்போது வெளியே வரமாரி ஜாலி ஃபேஸோட அப்பிடியே வெளியே வந்துர்றதுங்க, இதுதான் <chuckles>
<chuckles> சூப்பருங்க, சூப்பருங்க. அருமை, அருமை. அதாவது இந்த வேலை வந்து ஒரு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி தான். அதுவே என் வாழ்க்கை கிடையாது. என்னுடைய வாழ்க்கைன்றது அது வேற. அப்போ அந்த பகுதி நேரத்துக்கு என்ன அளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ! அதே அந்த அளவு கொடுத்தா போதும் அப்பிடின்றமாரி ஒரு புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம், நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ வந்து எடுத்துட்டு வராத அளவுக்கு நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னு சொல்றீங்க இல்லயா!
கண்டிப்பா. கண்டிப்பா. கண் கண்டிப்பா, ஆமாங்க அதேதான்.
நிச்சயமா. ரொம் ம் ரொம்ப அழகா அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என் எப்பிடியெல்லாம் உங்களுடைய அந்த மன அழுத்தத்த குறச்சிட்டு, வீட்டுக்கு ஏத்தமாரியான சூழ்நிலை மாறுவீங்க அப்பிடின்னு ரொம்ப அழகா வந்து திருமணத்துக்கு முன்னாடி எப்பிடி வச்சிருந்தீங்க. திருமணத்துக்கு அப்புறம் எப்படி ஆச்சு? அப்பிடின்றமாரி உங்களுடைய அனுபவங்கள என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கக்கிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசலாம்
கண்டிப் பா. கண்டிப்பா, நன்றி.